ம். சரிங்க, சரிங்க.
எத்தனை அதிரசம் சாப்பிடுறோம்ன்னே தெரியாது. அவுங்க வந்து எண்ணிக்கை ஆள எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றதுனால ரொம்ப குட்டி குட்டியா போடுவாங்க. அப்போ நம்ம எத்தனை அதிரசம் சாப்பிடுறோம்ன்னே தெரியாது, மொறுமொறுனு ஆமா. சுட்டு, சுட்டு போட போட பார்த்திங்கன்னா பாதி காலி ஆயிரும். என்னடி! இப்போ தானடி சுட்டு போட்டேன் 1 கரண்டி காணும் அப்படின்பாங்க. அவுங்க வந்து ஹோட்டல்கள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா பெரிய கரண்டி, ஆ, அந்த மாதிரி அடுப்புமே பெரிய அடுப்பு, இந்த இரும்பு அடுப்பு இருக்கும்ல, ஹோட்டல் அடுப்பு அது. அதெல்லாம் வாடகைக்கு எடுத்து செய்வாங்கங்க. வாடகைக்கு எடுத்து அவ்வளோ செய்வாங்க பலகாரம்.
அஹ. சேரி, சரி, சரி. கணக்கே இல்லாம போயிட்டு இருக்கோன்ற மாரி. ம். சரிங்க. <laughs> ஆமாமா. ஒ! ஆமா, ஆமாங்க, ஆமா. எவ்வளோ பண் பலகாரம் செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி அதுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பாருங்க. <chuckles>
ஆமா. எல்லாமே வாடகைக்கு எடுப்பாங்க. சட்டி கிட்டி அ எல்லாமே. அ சட்டி அந்த பெரிய கரண்டி. ஆனா வந்து, ஒரே ஆள் தான் செய்வாங்க. அவுங்க கை பக்குவத்தில தான் செய்யணும் அப்படின்ட்டு, அந்த அதிரசம் மட்டும் அவுங்க ஒரே ஆள் தான் செய்வாங்க. முறுக்கு கூட வந்துட்டு பிழிஞ்சு கொடுப்பாங்க, ஒருத்தர் போட அந்த மாதிரி இருக்கும். ஆனா, அந்த அதிரசம் மட்டும் அவங்களே தான் தட்டுவாங்க அவங்களே தான் போட்டு எடுப்பாங்க, கரெக்டா?
ம். ம். புரியுது, புரியுது. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. புரியுது, புரியுது. அ, சரிங்க, சரிங்க. அது ஒரு நுணுக்கம் தானே! அ ஏன்னா, எல்லாருக்கும் அந்த அந்த சில எ பேர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணெய் பதம் கரெக்ட்டா இருக்கணும். அதை கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி போடணும். அப்படின்ற மாரி நிறைய சொல்லுவாங்க. அது கரெக்ட்டான நேரத்தில எடுக்கணும், அப்படின்ற மாரி. அது ஒரு அது ஒரு ரகசியம் மாதிரி வச்சிருப்பாங்க, சில பேர்லாம். அந்த இத வந்து சில பேருக்கு சொல்லி கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த நுணுக்கத்தை அப்படின்ற மாரி இருக்கும், பாரம்பரியமா அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
<laughs> ஆமா, ஆமா. அப்படிதான் அந்த நுணுக்கமா வந்து ஆனா அவுங்க சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு புரியாதுங்க. நானும் வந்து கேட்டுருக்கேன். <chuckles> அ அது வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசு தான். இப்போ வந்துட்டு, அ சமயத்தில பார்க்கும்போது கூட ஏ வந்து, அந்த மாதிரி தான் போடுறாங்கலாம், இப்ப வரைக்குமே. நான் அப்போ பார்த்ததுலேருந்து, இப்ப வரைக்குமே அவுங்க அந்த பக்குவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா நுணுக்கமா பண்ணுவாங்க நான் அவுங்கள்கிட்ட சொல்லக்கூட செஞ்சிருக்கேன், நீங்க பேசாம ஒரு பலகாரக் கடை போட்டுருங்க நான் கூட உங்களுக்கு ஆன்லைன் சேல்ஸ்லாம் பண்ணி தரேன், அப்படிங்கிற மாதிரிலாம் நா அவுங்கள்ட்ட வந்து நிறைய கேட்டுருக்கேன். நீங்க வந்து செய்ங்க நான் உங்கள்ட்ட பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் எல்லாமே இது அதிரசம் மட்டும் இல்லைங்க. ம் லெட்டு பிடிப்பாங்க, அப்படி இருக்குங்க லெட்டு. அ அந்த ஒரு டேஸ்ட்டும் சரி, அந்த டெக்ஸ்டரும் சரி இப்போ நம்ம அ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த பிரேம விலாஸ்லலாம் வாங்குறோம் எந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு.
புரியாது. ஆ. அஹ். ஆ. சரிங்க. ம். சரி, சரி. கண்டிப்பா. <laughs> ஆ, சரிங்க, சரிங்க. ஓ! சரி, சரி. புரியுது. ம். ஓ! சரி, சரி. ஆமாமா. ஓ! சரிங்க, சரிங்க. அது அந்த அளவுக்கு இருக்கும். ம். பழக்கம் அது பழக்கம், கைப்பக்குவம் பழக்கம்ன்றது நல்லாவே வந்துருச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு.
அந்த மாதிரி செய்வாங்க. ம். அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மைசூர் பாக்கலாம் வச்சிங்கன்னா, நாக்குல வச்சோனே கரைஞ்சிரும். அ அந்த கீ மைசூர் பாக்குனு சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம்
சரிங்க, சரிங்க. ஆமா, ஆமா, ஆமா.
அவ்வளோ பக்குவமா செய்வாங்க, அது எல்லாமே.